அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஒரு மாரி ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் அவங்க சொல்றத பின்பற்றி தான ஆகணும்? அது நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இல்லனா சுத்திக்கும். ஏதோ கொடல் சுத்திக்குமோ, ஏதோ சொன்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த பக்கமா "நீ ஒருவேள உனக்கு அந்த பக்கம் பிடிக்கலன்னா, நேரா அப்டியே உட்கார்ந்து, திருப்பி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து, அப்பறம் தான் அந்த பக்கத்துக்கு படுக்கணும். இது, இது நீ வந்து 9 மாசமும் இத பின்பற்றி தான் ஆகணும்னு" சொல்லிட்டாங்க பாட்டி. <chuckles>
ஆமாமா. ஓஹோ! நறைய அறிவுர சொல்லிக்காங்க இல்லையா உங்களுக்கு, சரியா பண்ணி முடிக்றதுக்கு?
ஆமா. அது ஒரு புது அனுபவமா தான் இருந்தது. அந்த குழந்தை பிறக்குற வரைக்குமே குழப்பங்களும், தெளிவில்லாம, என்ன நடக்கும்? எப்ப குழந்த பெறக்கும்? எப்ப இந்த சுமைய எறக்கி வப்போம்? அந்த மாரிலாம் தோணும். <chuckles> இது ஒரு ம்.
ஆனா, நீங்க இத எப்டி, மாதம் மாதம், சிலவ அந்த ஒரு பொறுப்பு வந்து மாதம், மாதம் தோறும் இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்களா? பெருசா அளவுல திட்டமிடாம.
ம். ஆ. ஆமா. என்ன நடக்கும்னே தெரியாம ஒரு எதிர்பார்ப்பே இருக்காது. இது எப்டி இருக்குன்னே தெரியாதே நமக்கு. முடிவுல, ஒரு கொழந்த பெறக்குங்கிறது வரைக்கும் தான் தெரியும். எப்டி போகும்? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த மாரி ஒரு முன் அ அனுபவம் இல்லாதனால ரொம்ப ஒரு குழப்பத்துலயே இருந்துட்டு, அப்டியே கொழந்த பெறக்குற வரைக்கும் கொழப்பத்லயே தான் குழந்தையே பெறந்தது.
சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப, நீங்க சொல்லும்போது எனக்கு சில விஷயம் ஞாபகம் வந்தது. நான் பாத்தீங்கன்னா, வேலைக்கு வந்து மொத மொதல்ல வந்து, ஒரு அ வெளிநாட்டுக்குன்னு போம்போது பாரத்தீங்கன்னா, எனக்கு நறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. நம்ம எப்டி ஊர் விட்டு ஊர் போறோமே, பாஷ அப்ப எனக்கு அந்த பாஷை கூட சரிவர வராது. அங்க உள்ள பாஷை. இருந்தாலும் எனக்கு மனசுல போணும், நம்ம வாழ்க்கைய மாத்தணும்ன்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா, அது ஒரு அது ஒரு புதிய அத்தியாயம்ன்னு தான் சொல்லணும். அந்த மாரி உங்களுக்கு வேலை சார்ந்தோ இல்ல வேறு விஷயங்கள்ல வந்து நீங்க ஒரு புது ஆரம்பத்த தொடங்கிருக்கீங்களா?
எ எ என்னன்னே புரியாமி ம். ஆ. ம். ம். ம். ம். ம் ம், ம். ம். ம் ம். அ. ஆ, கண்டிப்பா. நான் வந்து எப்பயுமே வந்து அங்க போய் பார்க்குற வேல தான் பார்த்துகிட்டுருந்தேன் ரொம்ப நாளா. அப்பொ ஒரு குழந்தைய பாத்துக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதை அவன விட்டு ரொம்ப பிரிஞ்சிருக்கோமோன்னு. அதுக்காக நான் வந்து, வீட்லருந்தே பார்க்குற வேலை கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப தேடிட்டுருந்தேன். அப்ப ஒரு வேலை எனக்கு கெடைச்சது அந்த மாரி.
சரி. ம்ஹ்ம்.